ஓ அப்டியா! பதவி உயர்வு பெற்றுட்டாங்களா? <laughs> சரி, சரி.
ஆ அதுதான் எனக்கு அத பார்த்தோன, எப்படிடா அது ஒரு வருஷத்தில சூப்பர்வைசராக முடியுமா அப்டிங்கிற மாரி. ஆ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ப என்ன பண்ணிட்டுருக்கிறோம் அதே இடத்தில நிற்கிறோமா? அப்டிங்கிற மாரி தோணுது. ஆ.
1 வருஷத்திலேயே டக்குனு முன்னேறிட்டாங்களே பரவால்லயே. ஆ, சரி. அது சரி. நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தீங்க? அங்க தொடக்க நிலையிலே இருந்தீங்களா?
ஆ இப்ப தான் நம்ம வேலைக்கே போலையே, நம்ம இப்போ தானே படிச்சிட்டுருக்கிறோம், முது முதுகலை படிக்கிறோம். ஆ, அந்த 1ல் வருடம் படிச்சு முடிக்கிறேன், ஆ அந்த 1ல் வருடத்தில படிச்சு முடிக்கும்போது அ எ என்ன கணக்கு வருதுன்னா, அப்பதான் வந்து நமக்கு, ஆ. இளங்கலைக்கான பட்டமளிப்பு விழா வருங்கள்ல.
அது தானே கேட்டேன், ஆ சரி, சரி. அ. ஆமா, அப்ப ஓ அந்த 1ண்டு 1ஆம் ஆண்டு படிக்கிறப்ப, உங்களுடைய இளங்கலைக்கான பட்டமளிப்பு விழா வருதா?
ஆ அந்த நேரத்தில தான். <chuckles> ஆமாங்க. அந்த பட்டமளிப்பு விழால பார்க்கும்போது தான் எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து சூப்பர்வைசர் அப்டின்கிறாங்க, அ இன்னொருத்தர் வந்துட்டு நான் தான் வந்து மேனேஜிங் பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜர் அ இருக்கேன் அப்டினு ஒருத்தங்க சொல்றாங்க. எனக்குன்னா ஆ ஆ ரொம்பவே வந்துட்டு அதிசயமா என்ன ஆச்சரியமா இருந்துச்சு.
அது சரி. என்னடா இது நம்ம கூட இருந்தவங்கல்லாம் வெவ்வேறு மாரி சொல்றாங்களே, அப்டினு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய,. ஆ. ம்.
ஓ! இந்த அளவுக்கு மேல வர முடியுமா? நான் என்ன நெனைச்சு என்னை சமாதானம் படுத்திட்டு, நான் முதுகலை போட்டேன் அப்டினா, இளங்கலைக்கு வந்து ஒரு இவ்வளோ பணம் வருது அப்டினா, நம்ம முதுகலை முடிச்சிட்டு போனோனா கொஞ்சம் அதிகமா வரும். ஆ. அதேதாங்க. அப்போ அந்த நேரத்தில எனக்கு அனுபவம்னா என்ன அப்டிங்குறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆ, 1 வருடம் வந்து வேலைக்கு போனா 1 வருடத்துக்கான அனுபவம் அவங்க கையில இருக்குது, ஆ இப்ப என் கையில என்ன இருக்குது அப்டிங்கிற மாரி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்.
ஓ! அப்புடி ஒரு எண்ணத்தில இருந்திருக்கிறீங்க, நம்ம டாப்ல வந்துரலாம் அப்டின்ட்டு. சரி. ஆஹ.

ம். அதுக்கப்புறம் நான் வந்து தேடிட்டுருக்கம்போது, அ நம்ப வந்து ஏன் வீட்லேருந்து வேல செய்ற ஏதாவது வேலைகள் தேடலாமா? அப்டிங்கிற மாரி தேட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா, அ எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்டின்னா, வெளிநாட்டு அ டாலர்ல வந்துட்டு நம்ம சம்பாரிக்கணும். அப்போதான் கொஞ்சம் காசு அதிகமா வரும். <laughs> அந்த எண்ணம் வந்து எனக்கு அ.
ஓ! அப்டி வரீங்க. சரி, சரி. அ. அருமையான யோசன. நான் உங்க முயற்சி இல்ல உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு வாழ்த்து தான். நகைச்சுவையா சொன்னாலும், "ஏன் நம்ம இங்கேயே சுத்திக்ட்ருக்கோம்! இப்படி ஏன் யோசிக்கக்கூடாது, அ நம்ம டாலர்கள்ல சம்பாரித்தா கொஞ்சம் நல்ல வருமானம் கெடைக்குமே!" அப்டிங்குற ஒரு எண்ணம் உங்களோடது, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய எண்ணந்தான். ஆ,
<chuckles> ஆஹா, ஆ, நன்றிங்க. அ அப்புறம் சரின்னு நானு அதும் அப்ளயும் பண்ணிட்டேன். அது சும்மா இல்ல. எல்லாம் வந்து, அ இதே டீச்சிங் ஒர்க்க வந்து நம்ம வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ற மாரி, அ சில வெப்சைட் இருந்துச்சு நான் அதையும் பாத்துட்டு எல்லாம் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணி அ டெலிபோனிக் ரவுண்டுல செம்மையா சொதப்பி அ வெளிய வர மாதிரி ஆயிப்போச்சு.
ஆ. சரி, சரி. சரி, சரி. சிறப்பு. அடடா! ஒஹ்! நீங்க கொஞ்சம் ஆர்வத்துல எதாவது பேசிட்டீங்களா?
ஆ. <laughs> அ என்ன ஆச்சு அப்டின்னா, அவுங்க கேக்குற கேள்வி ரொம்ப வந்து அதாவது நம்ப படிச்ச ம கடிதம் வேற மாரி இருக்கு. அவங்க கேக்குற கேள்வி வேற மாரி இருக்கு. என்ன கேக்குறாங்கன்னே எனக்கு புரில.
சரி, சரி. ஆ, ஆ.
அ, அப்போ, அ அந்த நேரத்தில தான் வந்துட்டு, "இல்ல இல்ல, நமக்கு இது செட் ஆகாது."அப்டின்னு சொல்லிட்டு அ மறுபடியும் வந்து என்ன பண்றேன்ன்னா இதே மாரி வேலை, இந்திய நிறுவனங்கள்ல ஏதாவது இருக்குமா அப்டின்னு தேட ஆரம்பிக்கிறேன்.
ஒஹ் அதே பேட்டர்ன்.
ஆமாங்க. ஆனா, க நிறுவனம் அ இருக்குற எடம் வந்து இந்தியா. <laughs> ஆ, அ, ஆமாங்க அ அப்டின்ட்டு வந்துட்டு, அப்பறம் தேடம்போது எனக்கு ஒரு நிறுவனத்தில, அந்த நிறுவனம் வந்து இந்தியால இருக்கும். ஆனா அவங்க வந்து செய்யறது, கிளையன்ட்டு வந்து ஃபாரினர்ஸா இருப்பாங்க.
ப பரவால்ல, டாலர் இல்லாட்டி பரவால்ல. ரூபாய் குடுத்தா கூட பரவால்ல. <chuckles> அப்டின்ட்டு வந்டீங்க. சரி, சரி.